இப்போ, ஒருத்தர் கிட்ட நம்ம அன்பை தெரிவிக்கும் பொழுதும் சரி, இல்ல மத்தவங்க நமக்கு அன்பு காட்டுறாங்க அப்படினாலும் சரி. அதுக்கு முக்கியமா நம்ம வார்த்தைகள் பயன்படுத்தி, அன்பைத் தெரிவிக்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை செய்கைகளால் தெரிவிக்கிறது வந்து, சிறந்த முறையா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா?
அது வந்து அந்த சூழ்நிலையை பொறுத்துங்க. சில விஷயங்களுக்கு நமக்கு வார்த்தைகள் தேவைப்படும். ஆறுதல் தேவைப்படும். அந்த மாதிரி சமயங்கள்ல நமக்கு வார்த்தைகள் சொன்னா மட்டும் தான் நம்ம ஆறுதல் அடைவோம். அது உங்களுக்கும் அதேதான். ஒரே ஒரு துக்க நிகழ்ச்சிக்கு போறோம், அவங்ககிட்ட தைரியமா இருங்க நாங்கலாம் இருக்கோம். அப்படின்னு ஒரு வார்த்த சொன்னா தான் அவங்களுக்கு ஆறுதலா இருக்கும்.
ம். சரி. கண்டிப்பா. ம். ஆமா.
இந்த மாதிரி சமயங்கள்ல வந்து, நம்ம வார்த்தைகள் வந்து அவசியம். ஆனா, வார்த்தைகள் மட்டுமே எல்லா சமயத்திலும் போதாது. ஒரு 75% இருக்கணும்.
புரியுது.
ஒரு க் ஆ ஒரு குழந்தைக்கு நான் உன் மேல பாசமா இருக்கேன் பாசமா இருக்கேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா. அந்த குழந்தை வந்து அது வந்து போதுமானதா இருக்காது. அதுக்கு தேவையான எல்லாமே செய்யணும்.
கண்டிப்பா. கண்டிப்பா.
அது.
சிறப்பா சொன்னீங்க. இப்ப பொதுவா உங்க குழந்தைங்க கிட்ட நீங்க எப்படி வந்து அன்பு காட்டுவீங்க. அது எப்படி செய்கைகளால வந்து சொல்லுவீங்க. உங்க உறவினர்கள் கிட்ட எப்படி? உங்க பெற்றோர்கள் கிட்ட எப்படி? அப்படின்றதப்பத்திலாம் விதவிதமா சொல்றீங்களா?
ஆ. ஆ, கண்டிப்பா சொல்றேங்க. என் குழந்தைங்கட்ட பாசமா இருக்கணும்னா, அந்த அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த மாரி ஒரு பலகாரங்களை சாயந்தர நேரத்தில, அவங்க ஸ்கூல் விட்டு வர நேரத்தில அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க.
சிறப்புங்க. அதாவது கொழந்தைகிட்ட எப்பவுமே, வந்து நான் உன் மேல அன்பா இருக்கிறேன்னு சொல்றதுக்கு பதிலா, அவங்களுக்கு பிடிச்ச உணவுகளை செஞ்சு குடுக்கும்போது, நம்மளுடைய அன்ப வெளிப்படுத்தலாம் இல்லையா.
அ, அந்த மா ஆமா, கண்டிப்பா. அதே மாரி ம இன்னும் ஒரு சூழ்நிலை இருக்கு. அதுக ஏதாவது தவறுகள் செய்யும்போது, அதை நம்ம எப்படி கண்டிக்கிறோம்? அப்படிங்க்கிற விதத்தில வந்து நம்ம அன்பை அவங்களுக்கு காண்பிக்கிறது.
சிறப்பு.
ஆமா. ஒரு உதாரணத்துக்கு ஒரு தவறு செய்றான்னா, அதை உடனே ஏப் அ ரொம்ப சத்தம் போட்டு கத்தி பேசினாப்பல அவங்களுக்கு அது புரிய போறதில்லை.
ம். ஆமா, கண்டிப்பா.
இந்த தவறு செய்றதுனால, உனக்கு பின்னாடி என்ன பிரச்சனை வரும்? நீ எப்படி சரி பண்ணிக்கணும். நம்ம கொஞ்சம் பொறுமையா எடுத்து சொன்னோம்னா, அதை வந்து அவங்களுக்கு வந்து, நம்ம மே அவங்க நம்ம மேல அக்கறையா இருக்காங்க. நமக்கு எடுத்து சொல்றாங்கற அந்த ஒரு நம்பிக்கை வரும்.
ஆமா.
அந்த மாரி. <whistles>
இந்த மாதிரியும், நம்ம அன்ப வந்து வெளிப்படுத்தலாம் இல்லையா? குழந்தைங்க தப்பு பண்ணும்போது கண்டிக்கிறதிலேயே ஒரு அன்பு இருக்கும்.
கண்டிப்பா. கண்டிப்பா, அவங்களுக்கு கண்டிக்கணும். அதே சமயத்தில, நம்ம எதுக்காக அவங்கள கண்டிக்கிறோங்கிறது அவங்களுக்கு புரிய வைக்கணும்.
சிறப்பா சொன்னீங்க.
ஆ, பெ
வேற எப்படிலாம் வந்து மத்தவங்க, அதாவது உங்க கணவர்கிட்ட அப்படிலாம் உங்களுடைய அன்ப எப்படி நீங்க வந்து வெளிப்படுத்துவீங்க?
கணவர்கிட்டனா, அவங்களுக்கு தேவையான ஒரு செயல்கள வந்து நம்ம சரியான முறையில செஞ்சு குத்துட்டோம்னாலே, அவங்க வந்து நம்மட்ட வந்து, பெருசா ஒண்ணும் எதிர்பார்க்கப் போறதில்ல. வேளைக்கு நல்ல நல்ல சாப்பாடு செஞ்சு குடுக்கணும். துணி மணிகள் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் சரியான முறையில அவங்களுக்கு எடுத்து குடுத்துட்டு அவங்க கையில எடுத்து குடுக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்களோட அலமாரியில அது சரியா இருக்கான்னு நம்ம உறுதிப்படுத்திக்கிட்டாலே போதும்.
ம். ஆமா. பார்த்தாலே போதும்.
ஆமா. படுக்கை விரிப்புகள் எல்லாமே கொஞ்சம் சுத்தமா வச்சிருக்கிற மாரி, வீட்ட வந்து கொஞ்சம் ஓரளவு பராமரிப்பு இருந்தாலே வந்து, அவங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்பாங்க.
ம். கண்டிப்பா.
ஆ, இத செய்யலையா?
இந்த மாதிரி வீட்ட சுத்தமா வச்சுக்கும்பொழுதும் அவங்களுக்குள்ள ஒரு நிம்மதி வரும், இல்லையா?
ஆமா, ஆமா. "எல்லாமே நம்ம தான் செய்யணும்." அப்படீன்னு இல்லாம
கண்டிப்பா, ஏன்னா வேலையில வந்து நெறைய அழுப்புகளோட நெறைய ஒரு ப்ரெஷரோட வரும்போது வீடும் சுத்தமா இல்ல, நிம்மதியா உட்கார முடியலன்றப்போ இன்னும் அவருக்கு அழுத்தம் ஏற்படும். அதுக்கு பதிலா வீட்ட கொஞ்சம் நம்ம வரப்போ சுத்தம் பண்ணி, அவங்க உட்காருறதுக்கு ஏதுவா நம்ம ஏற்பாடுகள்லாம் பண்ணி, ஒரு டீயோ, காஃபியோ, தண்ணியோ வரும்போது குடுக்கும்பொழுது அவங்கள வந்து ஆஸ்வாசப்படுத்த முடியும், இல்லையா? அமைதிப்படுத்த முடியும்.
கண்டிப்பா. அ, கண்டிப்பா, கண்டிப்பா. அந்த மாரி சமயங்கள்ல, நம்ம சும்மாவே பேசிட்டே இருந்தா மட்டுமே, அவங்களுக்கு அது போதுமானதா இருக்கும். அவங்களுக்கு வேணுங்கிற செயல்களை நம்ம செஞ்சு கொடுத்தாலே, அவங்களுக்கு நம்ம அவங்க மேல நம்ம எவ்ளோ அன்பா இருக்கோன்றது அவங்களுக்கு புரியும்.
கண்டிப்பா. சிறப்பா சொன்னீங்க. வேற உங்க பெற்றோர்கள் கிட்ட எப்டி காட்டுவீங்க? ஏனா, பொதுவா பெற்றோர்கள் கிட்ட அன்ப பட்டுன்னு வெளில காட்டமாட்டாங்க இல்லையா?
ஆ பெற்றோர்கள் கண்டிப்பா, கண்டிப்பா. பெற்றோர்கள் முதல்ல நம்ம வீட்டுக்கு வரும்போதே, அவங்களை நம்ம முகமலர்ச்சியோடு வரவேற்கணும். அவங்களுக்கு என்ன பிடிக்கும்ன்றது நமக்கு நல்லாவே தெரியும். என்ன சாப்பிடுவாங்க <grunts> என்னென்னு, அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நம்ம அன்னைக்கு செஞ்சு வைக்கணும். அவங்க வர நேரத்தில அவங்கட்ட வேல வாங்காம, அவங்களுக்கு ஓய்வு குடுக்கணும்.
சரி. ம். கண்டிப்பா சிறப்பா சொன்னீங்க, அதாவது இத்தன வருஷங்கள் நமக்காக அவங்க வந்து உழைச்சிருப்பாங்க. நமக்காக எவ்வளவோ செஞ்சிருப்பாங்க. அத நினைச்சு பார்த்து அவங்க இப்போ நம்ம வீட்டுக்கு வரப்போ. அவங்களுக்கு நம்ம வந்து வேலை செஞ்சு பணிவிடை செய்யறது. அது நம்மளுடைய அன்ப வந்து வெளிப்படுத்தும் இல்லையா?
ஆமா. ஆமா. ம். ஆமா. இன்னொரு விஷயம் வந்து நான் இப்போ நல்லா இருக்கேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நம்ம சொல்றதே வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஆறுதலா இருக்கும்.
கண்டிப்பா. சிறப்பா சொன்னீங்க.
நம் ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகளை சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா. அவங்க வந்து மனதளவில ரொம்ப பாதிக்கப்படுவாங்க.
ஆமா. சிறப்பா சொன்
அ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லம்மா. நான் நல்லாருக்கேன்னு சொன்னாலே போதும். அவங்களுக்கு வந்து ரொம்ப ஆறுதலாரு
சிறப்புங்க. இப்போ ம். சொல்லுங்க!
அதேமாரி உறவினர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா. அவுங்கள்ட்டல்லாம் நாம பெரிசா ஒன்னும் நம்ம அன்பா இருக்கேன்னு சொல்லவே தேவையில்ல. அவுங்கள கொஞ்சம் நேரம் பேச விட்டு, அவுங்க பிரச்சனைகள நம்ம காது குடுத்து கேட்டாலே போதும்.
ஆமா. ம். அழகா சொன்னீங்க. அதாவது நமக்கு அவங்களுக்கு என்ன வேணுன்னு கேட்டு அத காது குடுத்து கேட்டு நம்மளால அத தீர்க்க முடியுது, முடியல ஏன்னா, நிறைய பேருக்கு வந்து நம்பளுடைய கஷ்டத்த சொல்றதுக்கு கூட ஆள் இல்லாம, தனியா இருப்பாங்க இல்லையா?
ஆமா. ஆமா. கண்டிப்பா கண்டிப்
அவங்க மனம் வந்து அல்லாடும். "நம்ம கஷ்டத்தை யாரும் சொல்றது கேக்கறதுக்கு இல்லையே!" அப்படின்றவங்களுக்கு எல்லாம், இப்படி ஒரு ஆதரவும் கண்டிப்பா குடுக்கலாந்தான். சிறப்புங்க.
ஆமா. கண்டிப் ஆமா. அவுங்க வீட்ல தனிமையில இருப்பாங்க, சிலரு. நம்ம போற நேரத்ல அவுங்க என்ன சொல்ல வராங்கன்னு கேட்டாலே, அவுங்களுக்கு ரொம்ப பெரிய ஆறுதலா இரு "நீங்க எதுக்கும் கவலப்படாதீங்க, உங்களுக்கு எதாச்சும் பிரச்சனன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. நான் வரேன்." அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னா, அவுங்க அத வந்து ரொம்ப ஆறுதலா எடு
சிறப்புங்க. ம். ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. இப்போ ஒருத்தர் வந்து உண்மையான அன்பு காட்றாங்களா, பொய்யான அன்பு காட்றாங்களான்னு நீங்க எப்டி கண்டுபிடிப்பீங்க?
ம். உண்மையான அன்பு காட்டுறாங்களா? பொய் ஏன்னா, அது அந்த காரியத்த பொறுத்து. அவுங்க அதுக்கப்புறம் ஒண்ணு சொல்லுவாங்க. எனக்கு இந்த வேல செஞ்சு குடுக்குறியா அப்டின்னு, அவங்க சொல்லம்போதே தெரிஞ்சிரும். அவுங்க இவ்வளோ நேரம் எதற்காக அவ்ளோ அன்பா பேசினாங்கன்றது, நமக்கு கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சுரும்.
ம். ம். சரி.
ம். அத வச்சே சரி இவ்வளோ நேரம் அவுங்க பேசினது வந்து அவங்களுடைய இந்த காரியத்த நம்ம செஞ்சு குடுக்கணும், அப்படிங்கிறதற்கான்டி தான் அவுங்க அன்பா பேசுறாங்கன்றத நம்ம புரிஞ்சுக்கலாம்.
சரி அவங்களுடைய நடை, உடை, பாவனை, அதெல்லாம் வச்சு கண்டுபிடிச்சிருக்கீங்களா? அவுங்க எப்டி பேசுறாங்க, எதை நோக்கிப் பேசுறாங்க அப்டின்றத வச்சு ஆரம்பத்திலயே கண்டுபிடிச்சுருவீங்ளா?
அ. இல்லைங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் கொஞ்சம் ஏமாளி தான்.
<laughs> <laughs>
கண்டுபுடிக்க தெரியாதுன்னு தான் சொல்லணும். சொல்லி அவுங்க சொல்லி அவுங்களுக்கு வேணுங்கிறதலாம் நான் செஞ்சு முடிச்சுட்டு, ஒரு வாரம் கழிச்சு கூட யோசிச்சிருப்பேன் நானு. அடடா அவுங்க இதுக்கு தான் இவ்ளோ அன்பா பேசினாங்களா? இந்த வேலை வாங்குறதுக்காண்டி தான், இப்டி பன் நடந்துருக்காங்களா? இப்ப கண்டுக்கவே இல்லயே, அப்படின்லாம் யோசிச்சேன். அ அவ்வளோ ரொம்பல்லாம் க கண்டுபிடிக்கத் தெரியாதுன்னு தான் சொல்லணும்.
ஆ. ஆ. ஆ. இப்போ சிறப்பு. ஆமா, ஒரு சிலர் வந்து வெள்ளந்தியா இருப்பாங்க இல்லையா! அவுங்களுக்கு வந்து புரியாது நெறைய பேரோட பழக்கம் இருக்காது. நெறைய பேரோட பழகும்பொழுது தான் ம் மனுஷங்க ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு விதம் அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க? ஒவ்வொன்னும் ஒரு விதம் வண்ணங்கள் பலவிதம்ன்னு ஏதோ சொல்லுவாங்க இல்லையா?
ம். ஆமா. ஆமா. அப்புடிதான்! அப்படித்தாங்க. நல்லா சொன்னீ
அந்த மாதிரி இருக்கும். கண்டிப்பா. இப்போ ஒரு அன்பான சொற்றொடர்ல, மரியாத எந்த எந்த அளவுக்கு இருக்கணுன்னு நினைக்கிறீங்க? இப்போ கொழந்தைங்கள்லாம் பாத்துருக்கீங்களா, தாத்தா பாட்டியல்லாம் வந்து பேரு சொல்லி செல்லமா கூப்டுவாங்க. அந்த மாதிரி இருக்குறதுலயும் அன்பு இருக்குன்னு நெனைக்கிறீங்களா? இல்ல மரியாதையான வார்த்தைகள் உபயோகப்படுத்தினா தான், அன்பு அதிகமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா?
நான் என்ன பொறுத்தவர அந்த மாரி நான் பேர் சொல்ல அனுமதிச்சது இல்ல. அ தாத்தா பாட்டியா இருக்கட்டும், அப்பா அம்மாவா இருக்கட்டும் வா, போன்னு சொல்றதையே நான் அனுமதிக்க மாட்டேன்.
சரி. சரி.
ஆமா. ஒ ஒருமையில கூப்ட்றதோ, பேர் சொல்லி கூப்பிட்றதையோ வந்து நாங்க எங்க இந்த பழக்கத்ல நாங்க அத நடைமுறைக்கு கொண்டு வரல. பெரியவங்கள, சின்னவங்கலாம் பேர் சொல்லி கூப்ட்றதுங்கிறது, அனுமதிக்கிறது இல்ல. நீ தாத்தான்னு சொல்லு, பாட்டின்னு சொல்லு போதும்.
சிறப்பு. ம்.
அவுங்க பேர சொல்லணுன்னு அவசியம் இல்ல, அப்டீன்னு தான் நான் சொல்லுவேன். பெரியவுங்கள் வே நெறைய எதிர்பாக்குறது அன்பும், மரியாதையும் தான்.
ஏன்னா, இ ஆமா. இப்போ கொழந்தைங்கல்லாம் அம்மாவ கூப்பிடும்போது, அம்மாவோட பேர் முன்னாடி சொல்லி, "அம்மா" அப்டீன்னு கூப்டுவாங்க. பாத்துருக்கீங்களா எங்கேயாவது?
இங்க குறையுன்ல்ல அது! ஆ, பாத்துருக்கேன். எ சில நடைமுறைகள் என்னன்னா, இப்ப நம்ம வந்து, நம்மளோட அம்மாவ அம்மான்னு சொல்லுவோம். அம்மாவோட அக்காவையோ தங்கச்சியோ வந்து அ வந்து அவுங்க பேர் சொல்லி அம்மா சொல்றது, தங்கச்சிய அவுங்க பேர் சொல்லி அம் அதுமாரி சில எடங்கள்ல சொல்றாங்க. பெரியப்பாக்கும், சித்தப்பாக்கும் அதே மாரி அப்பான்னு சொல்றவங்கள, அப்பான்னு மட்டும் சொல்றாங்க. அவுங்க பெரியப்பாவ சித்தப்பாவ வந்து ஒரு ஒரு எடுத்துக்காட்டு ஒரு முருகன்னு இருந்தா, "முருகப்பா" அப்டீன்னு கூப்புட்றது.
ம். ஆமா. கண்டிப்பா. ம். ம். கண்டிப்பா.
அந்த மாரி சொல்ற வழக்கங்கள் இருக்கு. அத அப்பாவுக்கு நிகரா வச்சு கூப்புட்றது மாரி அப்டீங்கிறதுனால, அத நம்ம தப்புன்னும் சொல்ல முடியாது.
புரியுது. ஆனா அதிலயும் அன்புகள் இருக்குந்தான?
ம். கண்டிப்பா அ அவுங்க அப்பாவ நிகரா வச்சு தான பேசுறாங்க. அதுனால அதிலயும், அன்பு கண்டிப்பா இருக்குந்தான்னு நெனை
கண்டிப்பா. இப்போ, ஒருத்தர்கிட்ட நம்ப அன்ப எப்படியெல்லாம் வெளிப்படுத்தலான்னு நெனைக்கிறீங்க? ஒருத்தர்கிட்ட வார்த்தையால சொல்லாம, நம்ப நம்ப உடல் மொழிகளால கூட சொல்ல முடியுமா?
பார்வையில முதல சாந்தமா இருக்கணுங்க.
சரி.
நம்ம மொறச்சாலே போதும் அவங்க கண்டுபிடிச்சறாங்க. நம்ம அவங்க மேல கோவமா இருக்கோம்.
<laughs>
நம்ம பார்க்குற பார்வையில ஒரு கனிவு இருந்துச்சுனாலே, அவங்க அத வந்து சரி பரவால, நல்ல மூடுல தான் இருக்கானு தெரிஞ்சுக்குவாங்களா, அந்த மாதிரி
ஆ. சிறப்பு.
ஆம். குழந்தைகளும் அதேதான்.
இந்த மாதிரி கூட நம்ம அன்பு மொழிகள சொல்லலாம் இல்லையா? இப்போ ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு கஷ்டத்தில இருக்காங்க, ஒரு ஆறுதல் போய் நம்ம வந்து முதுகுல தட்டிக் குடுக்கிறது கூட, ஒரு வகையான அன்பு மொழி. நான் இருக்கேன் நீ கவலப்படாதே, அப்டின்னு கூட சொல்றத கூட நாம இப்டி சொல்லலாம்.
ஆமா. கண்டிப்பா. ஆமா. சின்ன கொழந்தைகளுக்கு தலைய தடவிக் குடுத்தா ரொம்ப பிடிக்கும்.
ம்.
அந்த மாரிகளும் இருக்குலா. இப்ப வேற எதா சொல்லானா?
கண்டிப்பா.
இப்ப செய்கை அப்டிங்கிற சொல்றோம். செய்கைங்கிற வீட்டளவுல இருக்கு. வெளிய வந்து நமக்கு புடிச்ச மாரி சில விஷயங்கள் செய்றபோது, நம்ம தெருவுலேயோ, நம்ம உறவினர்களையோ, நமக்கு ஒரு அன்பு மொழிகள் வந்து நல்லா செய்யலாம். அப்டின்னா அவங்க கிட்ட சின்ன சின்ன உதவிகள் அக்கம் பக்கத்தில இருக்கிறவங்களுக்கு. பக்கத்து வீட்ல ஒரு சாவி வாங்கி குடுக்குறது. யாராச்சும் ஒரு தவ தபால் கொடுத்தாங்கன்னா வாங்கி வைக்கிறது.
ம். ஆமா. ம். சரி. ஆ. சரி.
அவங்க வந்தப்புறம், உங்களுக்கு இந்த மாரி வந்திருக்கு. இந்தாங் வா வாங்கிக்கிறீங்களான்னு ஒரு தகவல் குடுக்கறது. கூப்ட்டு கொடுக்க. கண்டிப்பா, அக்கம் பக்கத் இருக்கிறவங்க கூட நம்ம ஒரு சின்ன அன்பு குடுக்கலாம். அவங்களும் நமக்கு எதாவது ஒரு உதவி செய்யனும்ன்னா, செய்வாங்க. ஆமா.
இதுவும், ஒரு அன்பு. ஆமா. ஏன்னா, ஒரு சிலர். ஒரு சிலர் வந்து, இல்ல இல்ல, நீங்க அவுங்க வீட்ல இல்ல. நீங்க அவுங்க வந்தா குடுத்துக்கோங்க. நீங்க, போயிட்டு திரும்பி வாங்க. அப்படீன்னு சொல்றவங்களும் இருப்பாங்க. இல்லையா?
ஆ. ஆமா, ஆமா. இருக்காங்க. அது வந்து நமக்கு என்ன சொல்றோம், நம்ம அன்பு குடுக்க குடுக்க நமக்கு வந்து மனசுக்கு வந்து, நிறைவு நிறைய கிடைக்கும். மகிழ்ச்சி, நிறைவு. சொல்லப்போனா எங்க தெருவுல, தபால் ப போடுறதுக்கு வந்து ஒரு பெண்தான் வருவாங்க. தெருவுல யார் யார் வாங்கலன்னு, அவங்க வீடு எங்கே இருக்குன்னு? எங்க வீட்டு வாசல்ல தான், வந்து நிப்பாங்க.
ம். ம். <laughs> சிறப்பு. நீங்க அவுங்களுக்கு வந்து வழி நடத்துவீங்க. அவுங்க வீடு இங்க இருக்கு. போய் கேட்டு பாருங்க. அப்படீனு.
ஆமா. ஆமா. ஆமா. தெருவிலாக்காம். இந்த தெரு இங்க இருக்கு அல்லது இங்க இருக்கு. எனக்கு அது தெரியலனாலும், தெரியலன்னு சொல்லிருவேன். இருந்தா இங்க தான்மா, அங்க கொண்டு போய் குடுங்கன்னு, சொல்லிருவேன்.
கண்டிப்பா. இதுவும் வந்து நீங்க, அந்த அளவுக்கு கனிவா இருக்கிறதுனால தான் மறுபடியும் மறுபடியும், உங்ககிட்ட வந்து கேட்கிறாங்க. அப்படி இல்லனா, உங்க கிட்ட வந்து கேட்க மாட்டாங்க. இல்லையா?
ஆமா. கண்டிப்பா, கண்டிப்பா.
சிறப்பா சொன்னீங்க. வேற, ம் சொல்லுங்க.
அ அதேமாரி இந்த துப்புரவு தொழிலாளர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா?
ஆமா.
அவங்களா துப்புரவு போகம்போது, கையில ஏதாச்சும் ஒரு 10, 20 குடுப்பேன் நானு.
சிறப்பு.
தண்ணீ கேட்டாங்கன்னா, ஒரு தண்ணி பாட்ல வந்து க இந்த பாட்லு இருக்கும்ல வீட்ல தண்ணி குடிக்றதுக்கு, அந்தமாரி தண்ணில புடிச்சு கையில வச்சுக்கோங்க, அப்படின்னு குடுத்து உட்ருவேன் நானு.
ம். சரி. அப்டி
சில உணவுகள் இருந்தாலும் கையில குடுத்து வுடுவேன், சாப்டுங்க அபடின்னு. அவுங்க ரொம்ப மகிழ்ச்சியோட வாங்கிப்பாங்க.
ம். ம்.
அந்த மாரி சின்ன சின்ன உதவிகள் என்னால என்ன முடியுதோ அத செஞ்சு...
சிறப்பு. இப்போ ஒருத்தருடைய உண்மையான அன்பு, அவுங்க மனசுலருந்து இருந்து வருதா? இல்ல வெறும் முகத்ல தான் சிரிச்சு மழுப்புறாங்க. அப்டின்ற மாரில்லாம் நீங்க எங்கயாவது கவனிச்சு, யார்கிட்டன்னா கண்டுபுடிச்சிருக்கீங்களா?
சில சமயங்கள்ல நான் கண்டுபுடிச்சிருக்கேன். ஆனா, நம்மளால அத வந்து தடுக்கவே முடியாது. கண்ண பாத்தாலே தெரியும், அவுங்க உண்ம சொல்றாங்களா, பொய் சொல்றாங்களான்டு. சில இடங்கள்ல கண்டுபிடிக்கலாம். பட் அதை நம்ம ஒண்ணுமே நீயே நீ பொய் தான் சொல்றன்னு நம்ம நிரூபிக்க முடியாது. உறவினர்கள் பாதிக்கு பாதி பேர் அப்டிதான் பேசுவாங்க, அந்த சந்தர்ப்பத்தில அவுங்க ஒரு மாரி பேசுவாங்க, பட் அதுக்கு அவுங்கள அப்டிங்களா சரிங்கன்னு சொல்லி தான் நம்ம சொல்லணுமே தவிர, இல்ல இல்ல நீங்க மனசுல ஒண்ணு வச்சுக்ட்டு வெளிய ஒண்ணு பேசுறீங்கன்னு நம்ம கேக்க முடியாதுல்ல.
கேக்க முடியாது ஆ. ம். கண்டிப்பா.
ஆமா. அவுங்க ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சாலும் நம்ம ஒன்னும் பண்ண முடியாது. ஏமாந்தான் ஆகணும்.
கண்டிப்பா. ஒரு சில நேரங்கள்ல நம்ம சொல்லக்கூடிய சொற்கள் எதிர்ல இருக்குறவோங்களுக்கு புடிக்காது புரியாது. புடிக்காதுன்றதை காட்டிலும் புரியாது. நம்ம, "அன்புக்காக தான் அவங்கள வந்து அதட்டி இப்டி பண்ணாதீங்கன்னு சொல்றோம்" அப்டீன்னு புரியாது. அவங்களுக்கெல்லாம் நீங்க உக்காந்து நி நிறுத்தி நிதானமா புரிய வச்சிருக்கீங்களா?
ஆமா. ஆரம்பத்துல கோவம் வந்தா ஒரு கத்து கத்திற வேண்டியது. அதுக்கப்புறம் நம்ம கூப்ட்டு நம்ம எதனால சத்தம் போட்டோன்றத அவுங்களுக்கு சொல்லித்தான் ஆகணும்.
ம்.
ஏன்னா, கோவம் மட்டுமே காமிச்சிட்டோனா, அவங்க அந்த வேலைய செய்வாங்களான்னு திரும்பவும் சொல்ல முடியாது. எதுக்காண்டி நம்ம சொல்ல வரோங்குற அந்த வேலைக்குரிய அந்த கட்டாய தன்மை அவங்களுக்கு புரியாது. அதனால, "நான் இதனால தான் நான் இத செய்ய சொல்றேன். நீ இ செய்" அப்டீன்னு சொல்லி, திரும்பவும் நம்ம ஒரு தடவ அன்பா ஒக்கார வச்சு சொல்லி தான் அவங்களுக்கு அதை புரிய வைக்க முடியும்.
கண்டிப்பா. ம். ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. அதாவது, அன்ப வந்து நம்ம இப்பிடி தான் வெளிப்படுத்தணுனு அவசியம் இல்ல. எப்பிடி வேணாலும் வெளிப்படுத்தலாம். ஒருத்தருக்கு உதவி செய்றது மூலமா கூட நம்ம அன்ப வெளிப்படுத்தலாம். "குழந்தைங்க தப்பு பண்ணும்போது, அத கண்டிச்சு, அதுக்கப்பறம் ஸ் அவுங்களுக்கு மறுபடியும் சொல்லி புரிய வைக்கும்போது அன்ப வெளிப்படுத்தலான்னு" அன்புக்கு ஒரு புது விதமான ஒரு விஷயங்கள்லாம் உங்க அனுபவத்துல சொன்னீங்க. உங்க கிட்ட பேசினது மிகவும் மகிழ்ச்சி. மீண்டும் பேசுவோம். நன்றி.
உங்கக்கூட பேசினதுல எனக்கும் மிக்க மகிழ்ச்சி. நன்றி.